ஓ! அருமைங்க. அதாவது, இப்ப அது, எந்த பகுதியோடு வந்து, அத வந்து நம்ப, கட் பண்ணி வைக்கிறோம் அதுல.
அது வந்து அந்த கிரீடம் மாதிரி இருக்கு இல்லயா? அந்த பழத்தலாம் நம்ம சாப்டுடணும். சாப்பிட்டுட்டு அந்த கிரீடம் மாதிரி இருக்கு இல்லயா? அந்த கிரீடம் முடிய இருக்கத மட்டும் கட் பண்ணி அப்படியே ஒரு 1 சென்டிமீட்டர், 1 இஞ்ச் ஆழத்துக்கு மண்ண நல்லா நோண்டி, அத உள்ளற வச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த அன்னாசி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, பொழைச்சிடும். அது நன் ஆமா. கிரீடம் வெளில தான் இருக்கும். அந்த கிரீடம் வெளியிலேயே தான் இருக்கணும். தண்ணி ஊத்தி ஊத்திட்டு வர, வர, அதிலிருந்து அந்த கிரீடம் புது, புது இலைகள விட ஆரம்பிக்கும், அத நல்லா அப்டியே படர்ந்து வருங்க. அழகா இருக்கும். அத வந்து சோக்கீஸ் மாதிரியும் பயன்படுத்திக்கலாம். நமக்கு
அ. ஆமாங்க. சரிங்க. அதாவது கிரீடம் வெளில தான் இருக்குமா? அ, சரிங்க. அ. அத பாக்குறதுக்கு அப்படியே வந்து நம்ம கத்தார் வாழ மாதிரியே இருக்கும்ல? அப்படி, நீங்க சொல்றத கேட்கும்போது. அ.
ஆமா! நீள நீளமான எலைகளோட கற்றாழை மாதிரியே அழகா தெரியுங்க. அது பார்க்கறதுக்குமே அழகா இருக்கும். அது வந்து, ஆனா அதிலேருந்து இப்ப பழங்கள் வர்றதுக்கு 18 மாதங்கள்லேருந்து 22 மாதங்கள் ஆகும். அது முடியே நீங்க வெயிட் பண்ணிதான் ஆகுனும். வேற வழி கெடையாது. "உடனேலாம் கெடைச்சிருமா?" அப்டின்னு சொல்லி கேட்டா, இப்ப நான் சொன்ன மரங்கள் எல்லாமே தட்பவெப்பத்துக்கு தாங்கக்கூடிய மரங்கள். இந்த வெப்பத் இந்த மழைக்காக அதெல்லாம் செத்துப் போகுமா? அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்படிலாம் செத்தலாம் போகாது. காத்தடி காலங்கள்னால அ மரம் விழுந்துருமா? அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த மாதிரிலாம் விழாது. இதேமேரி பூப்பகல் ஆரம்பிக்கும்போது, அதாச்சும் எல்லா பருவநிலைக்கும் வந்து ஏத்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரங்கள நட்டு வெக்கணும்
அ. ஓ! சரிங்க, சரிங்க. ஆமாங்க. அ. இது சரிங்க. சொல்லுங்க. சரிங்க. இப்ப வந்து இந்த மரத்ல வந்து நானும் பார்த்துக்றேன். இந்த ரோசாப்பூ இதெல்லாம் எடுக்கும்போது, நறைய அந்த பூச்சி, இந்த மாரிலாம் நறைய பிரச்சனைகள் அதுல வருது வெள்ளை வெள்ளையா வந்துருது. அந்த மாரி இருக்கும்போது, அதுவும் அந்த காத்து அதிகமா இருக்க காலத்ல தான் இது வருது. அதுக்கப்புறம் அதுவே சரியாயிருமா? இல்ல இதுக்காக சரி. பராமரிப்புகள் இல்ல ஏதாவது நோ பார்த்து நம்ம செய்யணுமா? அந்த மாதிரி சோ ஐ டிப்ஸ் இருக்கா உங்க கிட்ட?
அ, இந்த இந்த மேரி பழங்கள். நான் இப்ப சொன்னேன் இல்லயா? மரங்கள். இந்த பலாமரம், மாமரம். அதுலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பூஞ்சி தொற்று, பூச்சி தொற்றலாம் மிக கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஒரு வேளை கண்ணுல பட்டுடுச்சு அப்படின்னா, அதுக்கு வீட்லயே என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த, அது மெ மெயினா என்ன மாதிரியான பூச்சி தாக்குதலுக்கு ஆளாகும் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளை பூச்சி தாக்குதல் தான் ஆடாகும்.
சரிங்க. அ. ஆமாங்க.
அந்தமேரி ஆகம்போது என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க இதுக்காகவே காசு செலவு பண்ண வேண்டாம். விதைக்கும் காசு செலவு பண்ண வேணாம். என்ன, அதுக்கு பூச்சி வந்தா கூட நீங்க காசு செலவு பண்ண வேணாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, என்ன பண்ணிங்க, ஈஸியா பண்ணலாம். வீட்ல அரிசி கழுவுறோம் இல்லயா? அரிசி கழுவி அந்த தண்ணி வச்சுருக்கோம் இல்லயா? முதல் 2 தண்ணி மட்டும். 3வது தண்ணிய பயன்படுத்தக்கூடாது. முதல் 2 தண்ணி மட்டும் ஒரு கெட்டியான ஒரு அளவுல என்ன பண்ணிக்கோங்கன்னா, நல்லா பெசக்கி அந்த தண்ணி வரும் இல்லயா அந்த உம்மி தண்ணியலாம் வரும் இல்லயா? அதாச்சும். அந்த அந்த தண்ணி வெள்ள வெள்ளேன்னு ஒரு தண்ணி வரும் இல்லயா? அந்த தண்ணிய வந்து 2 முறை கழுவி அத எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வெச்சு ஒரு 3 நாள் அத புளிக்க வையுங்க.
சரிங்க. என்ன பண்லாம் சொல்லுங்க? அ. ஆமாங்க. ஆமாங்க. சரி. ஆமாங்க. வெள்ள கலர்ல நல்லா திக்கா இருக்க மாதிரி கஞ்சி மாதிரி வரும். அ. சரிங்க.

ஆமாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா, தண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலானா, ஊத்தி ஊத்தி பராமரிச்சு வரும்போது, அக்கம் பக்கம்லாம் பார்ப்பாங்க. ஏன் இந்த பொண்ணு மட்டும் பண்ணுதே? நம்மளும் செஞ்சா என்ன? அப்டின்னு அந்த சின்ன பசங்க கூட, அக்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அக்கா? அப்டின்னு சொல்லி கேட்பாங்க. ஏய் இந்தமேரி விதையெல்லாம் போட்ருக்கேன்டா மரம் வளர்றதுக்காக அப்டின்னு சொல்லும்போது, அந்த பசங்களும் என்ன பண்ணுவானுங்க அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்கா அப்ப நான் எங்க வீட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வரவா அக்கா? அப்டின்னு சொல்லி கேட்பாங்க. அத எடுத்துட்டு வாடா, ஆ அதையும் எடுத்துட்டு வாடா, ஒரு பக்கெட்ல தண்ணியும் எடுத்துட்டு வாடா, அப்டின்னு சொல்லி சொல்லி என்ன பண்ணுவோம்னா நம்ம அனுப்புவோம். பின்ன அனுப்பி
அ, அ. ஆமாங்க. கண்டிப்பா. <laughs> எவ்வளோ சூப்பர் பாருங்க. அ. ஓத 1 எடத்துக்கு 1 வெதைய தான் நட்டு வைக்கணும் இல்லைங்களா?
ஆமா. அதுக்காக தான் கொஞ்சம், அதுவும் இல்லாம கொஞ்சம் குறிப்பிட்ட எடை வெளியில தான், கொஞ்சம் கொஞ்சம் நட்டு வைக்கணும். ஒரே எடத்துல இருந்த்ச்சா அது மழ மரம் வளர்றதுக்கான அந்த எடம் பத்தாம போயிடும். அப்புறம் குறிப்பிட்ட காலம் கழிச்சு, இந்த மழ மரத்தோட பயன் இல்லாம இதுவாயிடும். உங்களுக்கு செத்து போயிரும். அதனாலும்
ஓ! அப்டிங்களா? இப்ப வந்து இந்த ஊரு இப்போ நீங்க சொல்றீங்க, இந்த மாதிரி வந்து பலாப்பழம் மா மா மாம்பழம் இதெல்லாம் சொல்றீங்க. இந்த பருவத்துக்கு இது இது நட்டா தான் வளரும், அப்டிங்கிற மாரிலாம் இருக்குதுங்களா?
இல்லங்க. இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த மாமரமா இருக்கட்டும், மாமரம் வந்து ஒடனே காய்க்காது. அது ஒரு 4, 5 வருடம் கழிச்சுதான் காய்க்கும். பலா மரம் வந்து 7, 8 வருஷம் கழிச்சுதான் காய்க்கும். அதுனால அந்த பருவமழைக்காக வந்து அது எதுவும் வீணா போறது கெடையாது. இந்த காலங்கள்ல நமக்கு இலவசமா கடைக்கிற அந்த விதைய பயன்படுத்தி நம்ம நட்டு வச்சுருக்கோம்.
சரிங்க. ஓ! சரிங்க. ம். சரிங்க. ஆ புரியுது புரியுது புரியுது. அ.
அதுக்கப்புறம் இந்த அண்ணாசில நம்ம சாப்பிட்றோம் இல்லயா, சாப்ட்டுட்டு அந்த மேல அந்த கிரவுண்ட் மாதி இருக்கும் இல்லயா, கிரீடம் மாதிரி இருக்கும் இல்லயா, அதெல்லாம் நம்ம தூக்கி போட்ருவோம்.
இது ஆமாமா. ம்.
அத தூக்கி போடாம அதையும், என்ன பண்ணலாம் ஒரு 2க்கு 2 இடைவெளியில நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, நட்டு வச்சுட்டோம் அப்டின்னா பார்த்து கொஞ்சம் வளர்ந்து வெளியில அது அழகா வரும்போது அப்டியே அழகா பொக்கே மாதிரி இருக்குங்க